அதனால எந்தெந்த பொருள் வந்து, இ இதுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வரைமுறை கிடையாது. ஆனா, அது யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து இருக்கு. இப்போ நான் பென்சில் வச்சு நான் எழுதலாம். ஆனா அந்த பென்சில வச்சு நான் இவங்கள தாக்கிட்டு நான் தப்பிக்கலாம், அப்படின்னு நினைச்சேன் நானு. அது என்னோட எண்ணம். கொலைக்காரனுக்கு எண்ணம் என்னவா இருக்கும், இந்த கத்திய வைச்சு நான் குத்திட்டு, ஆ காசு வந்து திருடிட்டு போலாம். இல்ல வந்து நான் பழிக்கு பழி வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறது தான் திருடன் நினைப்பான். ஏன்னா அவனோட எண்ணம் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கு.
ம். ம். ம். சேரி. ம். அதாவது எண்ணங்கள் பலவிதம். அத அப்படிதான் கொண்டு வர்றீங்க. ஆம். ம். ம்.
திருடன் வந்து ஆமா. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம நல்லது நெனைச்சா நல்லது நடக்கும். இல்லாட்டி நல்லது நடக்காது. 1 முறை செய்தால் தவறு. 2வது முறை, 3ஆம் முறை நம்ம திட்டமிட்டு செய்தால், அதற்கு பெயர் தவறு கிடையாது. அது தப்பு, கண்டிப்பா அதுக்கு தண்டனை வந்தே ஆகும்.
ம். ம். சரி. ம். ம்.
இல்லைங்களா? அதனால எ அனைவரும் வந்து
சரி. ம். இப்ப நீங்க இந்த கதை கடைசியில இந்த கதையில முடிவு வந்து என்ன சொல்ல வர்றீங்க?
இப்போ கதையில வந்து அம்சங்கள், இந்த மாரி அம்சங்கள் இருக்கும். இந்த மாரி அம்சம்
இல்ல இப்ப ஏதாச்சும் ஒரு கதையில ஒரு கருத்து வரும்ல? ஒரு கருத்தோட முடிவுதான் கரெக்ட்டா வரும். இப்ப இந்த கதையோட முடிவுல வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஏதாவது கனவு, ஆ அந்த கனவுனா, இந்த கனவுல என்ன பலிக்குது? என்ன நடக்குது?
இல்லைங்க எல்லா கனவும் பலிக்காது. அத நீங்க தெரிஞ்சிகோங்க. எல்லா கனவும் பலிக்காது. சொல்லுங்க.
இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் அத சொல்லல. நான் வந்து இந்த கனவுளோட நீங்க கத எழுதியிருக்கீங்கள? அந்த கதையோட கரு கருத்து என்ன சொல்ல வர்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன்.
இதில நிறைய கருத்து இருக்கேங்க. மாணவன், பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் வந்து, தப்ப தட்டிக் கேட்கணும்னு நினைக்கிறான். அதனால நீங்களும் தட்டி கேட்கணும், அப்டிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி, பரிவு காட்டன்னு நினைக்கிறான். நம்ம மட்டும் தப்பிச்சி போவோம் நினைக்காம மத்தவங்களுக்கும் பரிவு காட்டணும்னு நெனை
ம். ம். ஆரிப்பு. ம், சரி. சரி. ம். எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறான். ஆ, அததான் நான் கேக்கிறேன். அதாது, இந்த இவ்வளோ குணங்கள், இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, அத சொல்லிட்டு போய் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குமேன்னு தான் கேட்டேன். ஆ மாணவனுடைய தைரியம். இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப்பா. நீதி.